ஆமா. அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு குடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு, நானே வந்து டீ, காப்பிலாம் வந்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அ, இத எதாவது வந்துட்டு நீங்க சொன்ன மாரி தேநீர் குடுக்கணும் அப்டின்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் எங்க அப்பா சொல்லுவாரு அதாவது இப்ப யாராவது இருக்காங் இருக்காங்கன்னா வந்திருக்காங்கன்னா, டீ போடட்டுமானு நாம கேக்கக் கூடாதாம். டீ போடறேன்னு சொல்லிட்டு நாம போணுமாம்.
டீ சாப்டுங்கன்னு சொல்ணுமா?
ஆ, டீ சாப்புடுறீங்க, அதான் நான் டீ போடறேன் அப்டின்னு சொல்லணுமாம், சொல்லச் சொல்லுவாரு. நாம அவங்ககிட்ட போயி கேட்டுட்டே இருக்கக் கூடாது, கேட்டா யாரா இருந்தாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. நீ டீ தருவேன்னா வராங்க? அப்டிம்பாரு.
ஆமா ஆமா உண்மைதாங்க, உண்மைதான், உண்மைதாங்க. சாப்பிடுறீங்களான்னு கேக்கக் கூடாது. ஆ, சமையல் ஆயிடுச்சு சாப்பிடுங்க அப்டின்னு கூப்புடணும், அப்டின்னு சொல்லுவாங்க. ஆமா. உண்மை உண்மை நீங்க சொல்றது. ரொம்ப அது நெறைய வந்து பாத்தீங்கன்னா, அந்த த, த, த, கிராமச் சூழல் இல்ல பாரம்பரிய சூழல்ல இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் வந்து, அந்த குடும்பங்கள்ல மட்டும்தான் இந்த மாரி கேள்விகள் எல்லாம் வந்து இதுவு
சாப் ஆமா. அந்த மாரி வந்துட்டே இருக்கும்.
இந்த மாரி கேள்விகளே கேட்க முடியும் நாம.
ஆமா. அப்புறம்
காதுல காதுல கேக்க முடியும்னு நான் சொல்றது.
கண்டிப்பா. அதே மாரி வந்துட்டு, இப்ப எங்க வீடு வந்துட்டு, நான் 8 வகுப்பு படிக்கிறப்போ, பால் காய்ச்சனாங்க, அ, கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அப்டி பண்றப்ப என்ன ஆயிருச்சு, ஆ, என்னோட தோழி வந்திருந்தாங்க. அவுங்களும் எங்க ஊருதான், அவுங்களும் நானும் தான் வந்துட்டு ஒண்ணா பள்ளி பேருந்துல பள்ளிக்கு போவோம். அப்டி என்னோட தோழி வந்திருக்கப்ப என்ன ஆயிருச்சு, அவங்க வந்துட்டு, அவுங்க வந்தாங்கன்னு சொல்லி அவுங்க அவுங்க சாப்ட்டாங்க, நானும் என் தோழி கூட உக்காந்து சாப்பிட்டுட்டேன். அப்ப வந்து எங்க மாமா அப்டியே என்ன பாத்தாரு. பா, பாத்துட்டு, அவரு திட்டலாம் இல்ல. ஏன்னா, என்ன வந்துட்டு இதுக்காகனா எனக்குத் தெரியாதுன்னு அவுங்களுக்கு தெரியும். எங்க மாமா என்ன பாத்துட்டு சொன்னாரு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க
ஆஹ. ஆஹ. ஆஹ. அதுக்கே திட்டு வாங்கிருப்போம். புரியுது புரியுது. இல்ல திட்டு வாங்கிருப்போம்னு சொன்னேன்னா, அத வந்து த த அத கவனிச்சிருப்பாங்க. கவனிச்சிட்டு, ஆ, மா இப்டி பண்ணக் கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு அறிவுரைய சொல்லிருப்பாங்க.
ஆமா ஆமா. எங்க மாமா வா வை வெக்கிறப்பவே வந்து சொன்னாரு. கண்டிப்பா சொன்னாரு. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம பரிமாறிட்டு, அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாம சாப்புணும். ஆனா, இனிமேல் இப்டி செய்யக்கூடாதுடா கண்ணு அப்டின்னு சொல்லி சொல்லுவாரு. அதெல்லாம் வந்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா, அந்த சின்னச் சின்ன விஷயங்களுக்கு கூட எங்க வீட்ல வந்துட்டு, ஆ, சொல்லித் தான் வந்து குடுக்கணும்னு நெனச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியாம நம்ம வந்துட்டு, ஆ, செல்லம் குடு எங்க <chuckles> செல்லம் இருக்கு, நான் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லப் பிள்ளை. அதுவும் ஒரே, ஒரே பெண் குழந்தைங்கிறதுனால வந்துட்டு ரொம்ப செல்லம் தான். நான் எங்க அப்பாட்ட சும்மா சொல்லிட்டு இருப்பேன், நான் வந்து உங்களுக்குப் பெண் குழந்தை இல்ல, பொன் குழந்தை அப்டின்னு வந்துட்டு, நான் பேசிட்டு இருப்பேன். அ.
உண்மதாங்க. புரியுதுங்க. எல்ல அப் பெண்களுக்குமான ஒரு இதுதானே, மகள்னாலே அது ஒரு இதுதானே.
ஆமா. ஆனா, இந்த விஷயங்கள்ல எல்லாம் எங்க வீட்ல செல்லம் இல்ல. மரியாதைனா நம்ம மரியாதை குடுத்துத் தான் வந்து ஆகணும். அத வந்துட்டு என்ன காரணம் கொண்டும் வந்துட்டு நாம தட்டிக் கழிக்கக் கூடாது அப்டிங்கறது வந்துட்டு, எங்க அப்பா நிச்சயமா சொல்லுவாரு. அதே மாதிரி தான் தாத்தா, பாட்டி எல்லாத்துக்கிட்டயுமே வந்துட்டு, எங்க ஆத்தா வந்துட்டு நான் ஒரு 7 வகுப்பு படிக்கிற வரைக்கும் இருந்தாங்க.
ஆஹ.
ஆத்தா இருந்தப்போ வந்துட்டு அப்டிதான், ஆத்தா வந்து எப்ப கூப்புட்டாலும் சரி, ஆம், சும்மா கு சும்மா ஆத்தா கூப்புட்டாலும் சரி, நான் வந்துட்டு நிக்கலாம் மாட்டேன். இந்த 5 ஊருக்கு வந்தப்பலாம் நான் வந்துட்டு ஓடிட்டே இருப்பேன். பேசவே மாட்டேன். அ, ஏன்னா ஆத்தாவையே வந்துட்டு நான் ஒரு அரிதான் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வந்து முன்னாடியெல்லாம் பாத்துட்டு இருந்தேன்.
புரியுதுங்க.

ஆமா, தாய்மொழி வந்து தமிழ்தான். ஆனா இப்போ சிலது சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இப்பவு யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. ஆ அவரு வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னனோனே, எங்கப்பா, அவங்க வந்து, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் அப்டிம்பாரு.
ஆ. இந்த மலையாளி வந்து தமிழ் பேசுற மாதிரி இருக்கும்.
ஆ, அப்படி இல்ல. நான் தமிழ் நல்லாவே பேசுவேன். ஆ எ ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனலாம் இல்ல. தமிழ் நல்லாவே பேசுவேன். ஆனா இந்த மரியாதை விஷயத்துல மட்டும் அவர் வந்துட்டு அவருக்கு ஏனோ, அவருக்கு வந்து இப்படி பார்க்கிறப்போ வந்து, ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா நான் கேரளால இருந்தப்போ அவர் இத கண்டிச்சதே இல்ல. ஒருவேளை அவர் வந்துட்டு நான் அதிகமா மத்தவங்ககிட்ட தமிழ்ல பேசி அவர் கேட்டது இல்லாததுனால அவர் என்னை பெருசா கண்டிக்கல. எங்க ஊருக்கு வந்துட்டு தினசரி சொந்தம் அதாவது எங்க தெருவுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எங்க சொந்தக்காரங்க தான். சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வரிசையா வந்துட்டு வீடு இருக்கு. அப்படி வீடு இருக்கிறப்போ அவங்ககிட்ட வந்துட்டு ஆ அவங்க சொன்னாங்க. இவங்க சொ <tsk> அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லக் கூடாது அப்படின்னு.
ஆரம்ப கால கட்டங்கள்ல, ஆரம்ப கால கட்டங்கள்ல. ஆஹா. ஆஹா. உண்மைதாங்க. ஆனா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்கிட்ட இருக்குங்க. அந்தக் கேரளான்னு சொன்னதுனால ஒரு இது கேக்குறேங்க. நீங்க அந்தக் கப்ப பிரியாணின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னோட நண்பர் ஒருத்தங்க சொன்னாங்க.
சொல்லுங்க. ஆ. கப்ப பிரியாணி எனக்கு ரொம்ப புடிக்கும். கேரளால நல்லா இருக்கும். ஆ ஆ, அந்த ஊரோட
ஓ! சரிங்க சரிங்க. அப்ப அப்ப இருக்கு. நானும் வந்து என் ம மலையாள ஃபிரண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்டுப் பார்த்தே அவுங்க